இல்ல சமையல பொறுத்தவல மட்டுக்கும் மோஸ்ட்லி வந்து என்னோட கணவர் உதவி செய்வாரு தான். ஆனா, இந்த வீடு கூட்டுறது, இந்த தொடைக்கிறது அப்போ நமக்கு வரும் பாருங்க கோவோம். நம்ம வந்து அப்பதாங்க கூட்டி வப்போம், இந்த பிள்ளைங்க. அள்ளி கொண்டு வந்து என் மகலாம் அப்டியே வந்து டப்பாவோட ஜாமாவ கொட்டுவா பாருங்க. எனக்கு செம கோவம் வருங்க. அப்ப தான் அள்ளி வச்சிருப்பேன். ஓ! அள்ளி வச்சுட்டு கூட்டியிருக்க கூட மாட்டேன். முழுசா கூட்டியிருக்க கூட மாட்டேன். விளக்குமார போய் எடுத்துட்டு வரலனு தாங்க போயிருப்பேன். எடுத்துட்டு வந்து பார்த்தா, மறுபடியும் முதல இருந்தா மீண்டும், மீண்டும்மா அப்படிங்கிற மாதிரி. <chuckles>
<laughs> ஐய்யோ! ஆமாங்க. பயங்கரமா இருக்கும். ம். <laughs> <laughs> அதான். நமக்குன்னு வந்து சேர்றாயங்கங்க! அப்டின்ட்டு. <chuckles>
அப்டின்னு இருக்கும். கொட்டி வச்சிருப்பா. சரி கொட்டி தான் செஞ்சுட்டா சரி. இது அள்ளியாவது வச்சுட்டு மறுபடியும் வந்து இது பண்ணுவோம்ன்னு அள்ளு அள்ள பாரத்தோம்ன்னு வைங்களேன். நம்ம அள்ள அள்ள வந்து அள்ளி உள்ள போட்டுருப்போம். அதுலருந்து கொஞ்சம் தெடுத்து வந்து மறுபடிய போடுவான். மறுபடியும் உள்ள போடுவோம். மறுபடியும் கொண்டு போடும். அப்ப பரும் பாருங்க வெறி "ஏய்! என்னடி பண்ணிட்டுருக்க" அப்ப்டின்ட்டு அப்புறம் அள்ளி கொண்டு போய் நான் அவளுக்கு எட்டாத மாரி தூக்கி அந்த ரூம் சொன்னேன் பாத்தீங்களா? அதில போட்டு லாக் பண்ணிட்டு வந்துருவேன். <chuckles> அது பூட்டி
அ. ஆமா. <chuckles> ஆமாமா. நீங்க ஒரு சில நாள் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இத இத எடுத்து குடு, எடுத்து நீ வை இந்த மாரிலாம். சொல்லி குடுக்கலால, உங்களுக்கு வேலை கொஞ்சம் மிச்சமாகும்ல.

ஆமாங்க. அப்புறம் வந்து இந்த பெட்டுல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாளுக பாருங்க, என்னால சமாளிக்க முடியாத ஒரு விஷயம் அதுதாங்க. அதுலயும் நம்ம வந்து அப்பதான் புது பெட் ஸ்பீட் வந்து விரிச்சிருப்போம். நல்லா துவைச்சத வந்து புதுசா விரிச்சிருப்போம். அந்த தலகாணி உறைகள் எல்லாமே மாத்திருப்போம். அம், அப்போ வந்துட்டு இந்த தலகாணி எல்லாம் எடுத்துட்டு வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு 4 தலகாணிய கூட்டி வச்சுட்டு, அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இவங்க பண்ற அட்டூழியும் இருக்கும் பாருங்க. இதில கருவேப்பிலைலாம் எடுத்துகிட்டு வந்துருவாளுங்கங்க. விளையாடுறாளுங்கலாம். செப்பு
<laughs> ஆ, ஆ. ம். ஆமாங்க. அச்சச்சோ! அது எதுக்குங்க சம்மந்தமே இல்லாம அந்த அதுவும் பெட்டுல <chuckles>
செப் ஜாமா, அ, செப்பு ஜாமா வச்சு விளையாடுறாங்களாம்மா பெட்ல. அந்த செப்பு ஜாமால வந்து இவுங்க சமையல் பண்ணுறதுக்கு கருவேப்பில, கொத்தமல்லி தான் வந்து அவுங்க சமையல் பண்ற பொருட்கள். <chuckles>
அடக்கடவுளே! <laughs> <chuckles> ஓ! பரவால்ல. அவுங்களுக்கு அதாவது தெரியுதே! என் பையன் என்ன பண்ணுவான்னா, வந்து இந்த அடுப்பு இருக்கு பாருங்க. அந்த ஸ்டாண்ட் இருக்கும்ல? அத என்ட்ட வாங்கிட்டு போயிட்டு உட்கார உட்காந்துட்டு, குக்கர நான் கீழ தான் வச்சுருப்பேன். அந்த குக்கர எடுத்து வந்து, ஒரு கரண்டி எடுத்துட்டு வந்து, இந்த என்ட்ட வந்து இந்த இந்த கடல, உப்புக்கல்லன்னு சொல்லுவோம் பாருங்க. அத கொட்டி கிண்டிகிட்டு இருப்பான் சமைக்கிறேன்ட்டு. <chuckles>
ஆமாங்க. ஆமா. <chuckles> ஆனா அது கொஞ்சம் பயமான விஷயங்க. ஏன்னா ஒரு சில நேரம் பிள்ளைங்க எடுத்து வாயில போட்டுருச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு, ஒரு கல்ல வந்து நல்லா இல்ல ஒரு கல்ல நல்லா வந்து தான் இருக்கும். ஒரு கல்ல கல்லுமாரி இருக்கும். ஒரு, ஒரு, ஒரு கடல ஒரு கல்ல.
அவன் சாப்புடுவான். இல்ல அவன் வந்து தோலெல்லாம் விரிச்சி அ, உரிச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிடுவான். அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு அந்த குட்டியா உள்ளதுலாம் அங்க கடல் கடினமா இருக்கும். அதெல்லாம் சாப்பிட மாட்டான். அது நான் பார்த்ததும் நான் கொடுக்குறதுமே வந்து அந்த பாதி நல்லா பெருசா உள்ளது தான் கொடுப்பேன். அவன் மென்னு தான் சாப்பிடுவான். அதெல்லாம் அப்படி பழகிட்டு தெரிஞ்சிக்கிறதான், ஆ.
ம். ஆ. ஆ, அது ஓகே தான் அது அப்ப சரிதான். ஆனா வந்து ஒரு சில நேரம் என்ன ஆகுன்னா, இந்த குழந்தைகள் வந்து அபக்கு, அபக்குன்னு என்னோட சின்ன மகன் பண்ணுவா இந்த வேலையே தான் லபக்கு, லபக்குன்னு வாயில போட்டுருவாங்க அப்புறம் வந்து அது மெல்ல முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு அதிகமா வாயில வச்சிருப்பா, அப்புறம் வாயில கை விட்டு நம்ம எடுக்குற மாரி இருக்கும்
ம். ம். ஆமா, ஆமா. பயமா தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கும். சொல்ல முடியாதுல்ல?